நான் வேலைக்குப் போம்போது. ஏன்னா, எனக்கு வந்து ஆ, ஏன்னா, இதுக்கு முன்னால நான் பார்த்த துறையில வந்து ரொம்ப ஆ, அந்த டைம் வந்து க குறிப்பிட்ட நேரத்துல வேல முடிக்கணுன. அதே நேரத்துல வேல முடிக்கணும். 2வது நம்மள நாமே ஊக்கப்படுத்தி வேல செய்யணுங்கற நெறைய விஷயங்கள்லாம் எனக்குத் தெரியும். தனி அடிப்படை தகுதி எல்லாம். அதனால இந்த வேலை வந்து எனக்குப் புதுசா இருந்தாலும், என்னனா நான் போயி ஒரு 2 மாதத்திலேயே வந்து ஒரு ரிசல்ட்டெல்லாம் நல்ல ஒரு ரிசல்ட்லாம் கொண்டு வந்தேன். அதனால அவங்களுக்கும் அது ஆச்சரியமா இருந்தது. ஆமா. உதாரணத்துக்கு
நிச்சியம். ம். ரொம்ப நல்லதுங்க. ம். இல்ல, எனக்கே ஆச்சரியமாதான் இருக்கு.
ம். உதாரணத்துக்குப் பாத்தீங்கன்னா, நான் போன ஒடனே இந்த ஆ, இந்த டிப் பொதுவா வந்து ஒரு பங்குச்சந்தையில் யாருக்காவது அக்கவுண்ட் ஓபன் பண்ணணும் அப்டினா, அவங்க டீமேட் அக்கவுண்ட் ஒண்ணு ஓபன் பண்ணுவாங்க, ஒண்ணா உருவாக்குவாங்க. ஆமா, அது வந்து. நான் வந்து இந்த வெளிநாடு வாழ் இந்தியர்களுக்கான அக்கவுண்ட் ஓபன் பண்ற துறையில வந்து என்னைச் சேர்த்து, அதுல அது சார்ந்து ஒரு ரிலேஷன்ஷிப் மேலாளர் மாரி பு பதவி குடுத்தாங்க. அதுல என்னன்னா வந்து, ஏ எந்த வேலையை எப்டி செய்யணும், ஒரு கு ஆ, ஒருத்தங்கள எவ்வலஓ வந்து ஃபாலோ பண்ணனும், ஆ யார் யார எப்ப எப்ப திரும்பத் திரும்ப டாக்குமெண்ட் கேட்டு வாங்கணும். இந்த மாரி விஷயங்கள் எல்லாம் நான் பண்றதுனால, அவங்களோட அதுவரைக்கும் பாத்தீங்கன்னா, குறைஞ்ச பட்சம் பாத்தீங்கன்னா, ஒரு ஆ மாதத்துக்கு 6 அக்கவுண்ட் 7 அக்கவுண்ட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. புதுசா அக்கவுண்ட் பண்றது.
ம். ஆ ஆமாங்க. அத கேள்விப்பட்டிருக்கேன். ரோ சூப்பருங்க. ம். ம். இப்ப வெளிநாடுனா, இந்த என்.ஆர்.ஐன்னு சொல்லுவாங்களே, அந்த மாரி அக்கவுண்ட்ங்களா?
ஆமா. அந்த மாரி அக்கவுண்ட். அதுல பிரச்சனை என்னன்னா, நான் உங்களுக்காக வந்து வங்கிகள்லேயே அக்கவுண்ட் மாத்தணும். ஏன்னா, எங்களுக்கூட ஆ, இருக்கக்கூடிய 3 வங்கிகள் இருந்தது ஆ, ஐசிஐசிஐ பேங்க், எச்
சரிங்க. ம். ஓகே, இந்த டையப்ன்னு சொல்லுவாங்களே, அந்த மாரிங்களா?
ஆமா. அவங்களுக்கு இப்ப டீமேட் அக்கவுண்ட் வந்து எல்லா அக்கவுண்ட்லயும் எல்லா பேங்க் அக்கவுண்ட்லயும் இணைக்க முடியாது. அவ்வளோ சாமத்தியத்துல. ஏன்னா, தனியார் வங்கிகளோட வந்து நம்மளு நமக்கும் அவங்களுக்கும் நல்ல ஒரு தொடர்பு இருந்ததுனால, வந்து அக்கவுண்ட் ஓபன் பண்ணி குடுக்கிற வேல வந்து நம்மளே சேத்து பண்ற மாதிரி இருந்தது.
ஓகேங்க. ம்.

ஆமா இது போக இன்னொன்னு என்னன்னா நான் வந்து, எ ஒரு ப படிச்சு நான் படிச்சு முடிச்ச பட்ச நேரத்துல பார்த்தீங்கன்னா, ஆ ஒரு. அ. ஒரு அ ஒரு பொறியியல் நிறுவனத்துல தொடக்கத்துல வேல பார்த்த நான் அதுக்கடுத்து நான் வந்து ஒரு, அ வேறு சம்பளம் அதிகமா இருக்குன்னு சொல்லிட்டு, நான் வேற ஒரு வேலைக்குப் போய்ச் சேர்ந்தேன். அது வந்து பாத்தீங்கன்னா அந்த. அது என்னன்னா சேல்ஸ் துறை. அங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு நீங்க எந்த அளவுக்கு வேலை செய்யறீங்களோ, அந்த அளவுக்கு வருமானம் வரும்னு சொல்லிட்டுருந்தாங்க. எனக்கு வந்து சேல்ஸ்
ம். ம். சரிங்க. ஆமாங்க. அப்பனா நீங்க உங்கத் துறை வந்து இந்த லாஜஸ்டிக் சொன்னீங்க. அதுதானங்க?
ஆமா. பொறியியல்.
அதுலருந்து திருப்பி சேல்ஸ்க்கும் போனீங்களா?
ஆமா. நான் வந்து அப்போ வந்து இதுக்கும் போனேன். அதாவது நான் வேலை பார்க்கப் படிச்சு முடிச்சு ஒரு 3 வருடத்துக்குள்ள ஒரு தடவ. நான் அங்க போகும்போது பார்த்தீங்கன்னா, எனக்கு அதுல சேல்ஸ்ல அனுபவம் இல்ல. ஆனா என்னன்னா சரி பண்ணிக்கலாம். என்னதான் இருக்கு பாத்துக்கலாம் அப்டிங்கற ஒரு நம்பிக்கையில தான் நான் போனது. எனக்குச் செய்ய முடிஞ்சிச்சு.
புரியுதுங்க. ம். நிஜமா உங்க தைரியத்த நான் பாராட்றேங்கே. ஏன்னா இந்த மன தைரியம் வந்து நெறைய பேருக்கு வராது. ஒரு பதட்டமோ, ஒரு பயமோ கண்டிப்பா இருக்கும். ஆனா நீங்கத் தைரியமா போய் நீங்கப் பண்றது ஒரு பாராட்டக்கூடிய ஒரு விஷயம்தான். மேலும் சொல்லுங்க. கேட்போம்.
ஆமா. கண்டிப்பா. அது போய் பண்ணும்போது என்ன ஆச்சுன்னா, நமக்குத் தொடக்கத்துல ஒரு நமக்கு விருப்பம் இருக்கும். சரி செய்யலான்னு சொல்லி, ய ய இது ஆர்வத்துலல்லாம் போய் பண்ணுவோம். ஆனா என்னன்னா அதுல என்ன ஒரு பிரச்சனன்னா சேல்ஸ் துறைய பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா, உங்களுக்கு நீங்க எவ்வளோ தான், நீங்க வ இந்த மாதம் ஒரு ஒரு உங்களோட ஒரு டார்கெட் வந்து 500ன்னு இருந்ததுன்னா. அடுத்த மாதம் உங்களோட டார்கெட் 600 ஆயிரும் குறைஞ்ச பட்சம்.
ம். ஆமாங்க <chuckles> புரியுது. சரி ஆ. கண்டிப்பா. இல்ல, இல்ல 500ஏ பண்றானே நம்ம இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா குடுப்போம். அப்படின்னுதான் அங்க தாட் வந்துரும் மேனேஜ்மென்ட்க்கு.
அத மாத்திக்கிட்டே போவாங்க. நீங்க வந்து அந்நேரம் வந் ஆமா. அதுல வந்து உங்கள வந்து உங்களோட மேலாளர நீங்க வந்து சந்தோசப்படுத்தவே முடியாது.